பொதுவா எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு, ஒரு திறமை கண்டிப்பா ஒழிஞ்சிருக்கும். ஆனா, அதை நம்ம வெளிக்கொண்டு வரதில்ல. ஒரு சில நேரங்கள்ல வந்து அதை வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை வெளிக்கொண்டு வந்து மத்தவங்களுக்கு வந்து காட்டும்போது, அப்போ அது வந்து நம்மள எப்படி அடையாளப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க. அதனால, நமக்கு நிறைய நல்ல பேர் கிடைக்கும். வணிக ரீதியாவும் நம்மளால அதில வந்து அர்ன் பண்ண முடியும். அப்படின்ற மாரி ஒரு எண்ணமா, அ உங்களுடைய அனுபவங்கள்ல என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா அதை பத்துனது.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ நம்மளுடைய குணங்கள் சில விஷயத்த எடுத்துக்காட்டும். உங்க அதேமாரி நம்ம வந்து அ எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ? அப்ப சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய நடத்தைகள் வச்சுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது. எப்படி? என்ன? அப்படின்ட்டு. அதேமாரி நம்மளுடைய அ செயல்முறைகள்ன்னு ஒண்ணு இருக்குல, அதை வச்சும் நமக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அடையாளத்த காட்டிக் கொடுக்கும். அப்ப நான் வந்து ஒரு ஆசிரியரா ஒரு பள்ளியில வேலை பார்த்துட்ருக்கும்போது, அ என்னுடைய டேலண்டு வந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில வந்து, அது வந்து ஒரு ஒரு பொறாமையில்ல, ஒரு போட்டியில்ல.
ம்ஹ்ம். ம். ஓ!
அந்த நான் சொல்லிக் கொடுக்கும்போது, என்ன வந்து ஒரு ஓரம் கட்டுன ஒரு விஷயம். அப்ப எனக்கு வந்து ஒன்னுமே தெரியாது. அ புதுசா போம்போது, நம்ம இப் நம்மள பத்தி யாருக்குங்க தெரியும்? இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். அ நம்மளுடைய ஆமா.
நிச்சயமா. அதாவது, "நம்மளுடைய திறமைய வெளிக்காட்டுறதுக்கு ஒரு மேடையும், அதுக்கு ஒரு அவகாசமும் குடுத்தால் ஒழிய, மத்தவங்களுக்கு நம்மள நமக்குள்ள என்ன இருக்கு? நம்ம எப்படிப்பட்ட டேலண்ட் உடையவுங்க" அப்பிடின்றது தெரியாது இல்லயா? நிச்சயமா, நிச்சயமா.
கண்டிப்பா. தெரியாது. ஆமா. ஆமா, கண்டிப்பா. அ நம்ம ரொம்ப ஒரு சில நேரங்கள்ல நம்ம அதான் சொல்வோம்ல, நம்ம ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா சில நேரத்துலலாம் இருப்போம். சில நேரத்துல இல்ல, நமக்கு புடிச்சாதானங்க எதுவுமே நம்ம ஆடம்பரமா, பண்ணிக்க மு சில பேருக்கு வந்து ட்ரெஸ்ஸு உடுத்துறதுல ரொம்ப பிடிக்கும். மேக்கப் பண்ணிக்கிறதுல ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு அது வந்து ரொம்ப எளிமையா, அப்பிடியே இதுவா இருக்குறது பிடிக்கும். அப்ப அந்தமாரி இருக்கும்போது, எனக்கு இந்த அம் <smacks lips> நெறையா மேக்கப்போ, இல்ல ஒ ரொம்ப இதுவா பண்ணிக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு நம்ம நெனப்போம். அ அப்ப அவுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த உ உடை உடுத்துறத பத்தியோ, அ அவுங்களுடைய ரொம்ப அந்த பகட்டான ஒரு விஷயத்தப் பத்தியோ வந்து எடை போட்றாங்க.
நிச்சயமா. ம். ம்ஹ்ம். நிச்சயமா. அந்த ஆங்கிலத்துல ஒரு, ஒரு வாசகம் சொல்லுவாங்க இல்லையா, "டோன்ட் ஜட்ஜ அ புக் பை இட்ஸ் கவர்" அப்பிடின்னு சொல்லிட்டு. <chuckles> வெளித்தோற்றத்த பார்த்தே வந்து அவுங்க முடிவு பண்ணிருவாங்க, "இவுங்க இப்பிடிப்பட்டவங்க தான்" அப்பிடின்னு. அ. அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி, "அவுங்க யாரு? எப்பிடிப்பட்டவங்க?" அப்பிடின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே குடுக்குறதில்ல, நேரம் எடுத்துக்கிறதில்ல. டக்குனு அவுங்களே இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிக்கிறது, வெளித்தோற்றத்த பார்த்துட்டு..
ஆமா. ஆமாங்க, ஆமாங்க. ஆமா. கண்டிப்பா. அப்ப நான் ஆமா. அவுங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்றது மட்டும் கிடையாது. நம்மளையும் நோக்கடிப்பாங்க பாருங்க, நமக்கு ஒன்னுமே தெரியாத மாதிரி. அ அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல நான் போயிட்டு, சேரும்போது, அவுங்க அவுங்க என்னைய என்னைய என்னைய எப்பிடி ஜட்ஜ் பண்றாங்கன்னு தெரியாது. அ, அப்ப பார்த்தீங்கன்னா ம், அவுங்க நமக்கே வந்து ஒரு வேலைய குடுக்குறது. நீங்க இப்பிடி தான் செய்யணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது. "அ நான் சொல்றதான் நீங்க செய்யணும்" அப்பிடிங்கிறது ஒரு, ஒரு சொல்லுவாங்கள்ல? அது ஒரு டாமினேட்டுன்னு சொல்லுவாங்களே, அத என்ன சொல்றது? ஆளுமை. ஆளுமை பண்ணுறது. அந்த அடுத்தவங்கள ஆளுமை பண்றது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவ்ளோ ஒரு இஷ்டம் போல இருக்கு. அ எனக்கு வயசு கூட இருந்தாலும், அது கூட ஒரு பெருசா பொருட்படுத்துறதில்ல.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்மா, ஆமா. ஓ! ஆஹா! இந்த மாரியும் சில பேர் இருக்காங்கல்ல. நம்ம சக ஊழியர் வந்து நம்மளுடைய வயசு பெரியவங்களா இருந்தாலும், அவுங்களுக்கு ஒன்னுமே தெரியலனாலும், அவுங்க ஒரு நம்ம கூட சக ஊழியரா இருக்காங்கன்னா, ஓரளவு நம்ம அவுங்களுக்கு மரியாத அவுங்களோட வயதுக்கு மரியாத கண்டிப்பா குடுக்கணும். அவுங்க அத புரிஞ்சுக்க முடியலன்னா அப்பிடின்னா அவுங்களுக்கு புரியிற மாரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி செய்யணுமே ஒழிய அவுங்கள டாமினேட் பண்றது அப்பிடின்றது ரொம்ப தவறு இல்லயா!
ஆ. அந்தமாரி. ஆமா. கண்டிப்பா. ஆமா. அதாவது எனக்கு நான் ஏன் நம்ம அதாவது என்னுடைய எளிமையான தோற்றமும், ஒரு அமைதியும் பார்த்தீங்கன்னா, சரி இவுங்களுக்கு ஒன்னுமே தெரியாது. இவங்கள வந்து நம்ம வந்து நம்ம என்ன சொன்னாலும் செய்ற அளவுக்கு, நம்ம வந்து ஒரு கைப்பாவையா வச்சுக்குருவோம். அ அப்பிடிங்கிறமாரியே நான் சொல்லிக் கொடுக்கிற மெத்தேர்ட்ல தான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் என்னைய வந்து ஒருவிதமா ஒரு இது ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, மனசுக்கே கஷ்டமா இருந்தது, அந்தமாரி நேரங்கள்ல. அப்ப எனக்கு என்ன புதுசா நம்ம போய் சேரும்போது நம்ம ஃபாலோப் பண்றது ஒருத்தங்கள அவன ஃபாலோப் பண்ண சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருப்போமேன்னு பொறுமையா இருந்துட்டு, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டேன். அப்புறம் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் பொறுமைய நான் இழந்துட்டேன். ரொம்ப ஓவரா டாமினேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன். சரி, நம்ம திறமைய இனிமே என்னன்னு காமிச்சா தான் அ, அ அந்த பொண்ணுக்கு புரியும். நான் யாருன்னு காமிக்கணும். அதாவது நம்ம வந்து அந்த இடத்தில ஒரு அமைதியா வந்துறக்கூடாது அ எதாவது எனக்கு என்ன தெரியும், அப்பிடிங்கிறத நம்ம யாருக்காவது நம்ம காம்ச்சா தான், நம்மளுடைய ஒரு விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு புரியுன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணிட்டேன்
ம், ம். ஓஹோஹோ! சரி, சரி. ம்ஹ்ம். அதாவது இந்த ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி, ஒரு மன அழுத்தம், மனக்குழப்பம்ன்றது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும்ல, அ பண்ணலாமா வேணாமா, பேசாம வேலைய விட்டுருவோமா, இப்பிடியான ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும்ல. இதையும் தாண்டி ஒரு, ஒரு ஏதாவது ஒரு நம்பிக்கை வந்ததுனா அப்பிடின்னா, சரி. ஓகே. நம்ம பண்ணலாம், நம்மளும் முடிஞ்சவங் அடுத்த முயற்சி நம்ம பண்ணுவோம் அப்பிடின்ற ஒரு எண்ணம் தோன்றும் இல்லயா!
ஆமா. ஆமா. ஆமா, ஆமா. <laughs> கண்டிப்பா. ஆமா. ஆமாங்க, ஆமாங்க. அந்தமாரி நான் வேலைய விட்டுட்டு போயிர்லாம், அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு, ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அ அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்பறமா பார்த்தேன்னா, அ அப்பறம் அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், "அப்பா நம்ம நினைச்சது வந்து நடந்துருச்சு. அ நம்ம, நம்ம வந்து அந்த பொண்ண வந்து நம்ம விரட்டிட்டோம்" அப்பிடின்ட்டு ஒரு நாளைக்கி நான் வந்து எழுதிட்டேன். நான் நாளைக்கு வந்து வே வேலைய விட்டு ஏன்னா ஒவ்வொரு நாளும் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷரோடயே உட்காந்துருக்கிறது. யார்க்கிட்டயுமே பேசுறது கூட மனசு, ஏன் நம்மளுடைய படிப்பு என்ன? எங்க பசங்கள்லாம் திட்றாங்கே, "உன்னுடைய டேலண்ட்டு அவுங்களுக்கு என்னன்னே தெரிலம்மா! நீ வந்து காமிச்சா தான் புரியும்" அப்போ வந்து என்னென்னா அவுங்க என்ன சொல்றாங்க அப்பிடின்னா, "கொஞ்சம் நீ வந்து நீ கொஞ்சம் முன்னுக்கு வந்து அவுங்கள நீ யாருன்னு காமி! கொஞ்சம் நீ வந்து எடுத்து நீ உன் முயற்சில பண்ணு. நீ தயவுசெய்து வேலைய விட்டு வந்துராத!" அப்பிடின்றாங்க. அ இல்லடா, எனக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. மன அழுத்தமா இருக்கு. அப்பிடின்னு "இல்ல, இல்ல நீ யாருன்னு காமிச்சுட்டு நீ வா! வெளில வேலைய விட்டுட்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதும்மா! நீ யாருன்னு காமிச்சுட்டு அதுக்கப்பறம் நீ வா!" அப்பிடின்ட்டு பசங்கள்ல்லாம் என்க்கரேஜ் பண்றாங்க. அப்போ வந்து
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஓஹோ! ம்ஹ்ம். ஆமா. அப்புறம் நம்ம பயந்து வந்த மாரி ஆயிரும்ல, அந்த நெறைய படத்துல சொன்ன மாதிரி, நான் பயந்து போல ஒதுங்கி போறேன் <laughs>
ஆமா, ஆமா. ஆமா. அ. அ, அந்தமாரிங்க. அது வந்து, அந்த மாதிரி ஆனவுனே அப்புறம் எங்க வீட்டுக்காரு மொதக்கொண்டு எல்லாருமே வந்து, "உன்னோட டே டேலண்ட் நாங்கலாம் பார்த்துருக்கோம். நீ எந்தமாரி பண்ணுவ" அப்பிடின்னு அப்ப, அப்ப என்ன திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் குடுக்குறாங்க. அந்த கரஸ்பாண்டன்ட் குடுக்குறாங்க. அ, "இத வந்து நீங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சத பண்ணுங்க. 2 மிஸ்சும் இருக்கீங்க, 2 பேருமே பண்றத, உங்களுக்கு தெரிஞ்சத பண்ணுங்க" அப்பிடின்னு சொல்லும்போது இவுங்க என்ன பண்ணிட்டாங்க, இவுங்க ஒரு இவுங்களுடைய இது என்னன்னா, அடுத்தவங்களுக்கு வேலைய குடுத்துட்டு இவுங்க கொஞ்சம் அமைதியா அப்பிடியே என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு ஜென்டிலா அப்பிடி அ நம்ம அப்பிடியே ஈஸியா அப்பிடியே ஒரு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அப்பிடியே வ வ உடம்ப வளைக்காம, அந்தமாரி பண்ணிட்டு போயிரலான்ட்டு, ஈஸியா என்ன பண்ட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பே பே ஃபேரண்ட்ஸ் தலையில தள்ளி கட்டி உட்டுட்டாங்க அப்புறம், ஆமா. அவுங்க பண்ணி ஆமா அவுங்க எதுவுமே பண்ணல. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்பிடின்னா அ நெறைய, நெறைய ப்ராஜெக்ட் ஒர்க் என்னோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ, அம் அத பண்ணி என்ன பண்ணேன், கரஸ்பா இவுங்களுக்கு எதுவுமே நான் வந்து அப்பப்ப நான் எதுவுமே குரூப்ல போட்டுவிடவே இல்ல. கரஸ்ஃபாண்டென்டுக்கு மட்டும் அனுப்புனேன்.
சரி. ம்ஹ்ம். அஹ, அ. ஓ! சரி, சரி. ம்ஹ்ம். ஓஹோ! <inhales> தெரிஞ்சதுனா அப்புறம், அவங்களும் ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இல்ல, உங்கள பண்ணவிடாம பண்ணுறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு.
ஒ. ஆமா. பண்ணிருவாங்க, ஆமா. அப்ப நான் என்ன சொல்லுறேன்னா கரஸ்பாண்ட்ட நான் வந்து கிளம்புறேன்னா, ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு காமிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கேன். அ எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் குடுங்க, அப்படின்னு சொன்னா. ஐய்யோ! நான் உங்கள விடவே மாட்டேங்க. நீங்க கிளாஸ் எடுக்கிற விஷயம்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்காரணத்த கொண்டு நீ இருந்து விலகி போயிடக்கூடாது. நான் இருக்கேன் உங்களுக்கு. அப்படின்னு, சொல்லும்போது நீங்க வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்க பண்ணுங்க. அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ணேன்? அ அப்ப நான் ஒவ்வொரு நாள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஒரு ராத்திரி. அப்ப ஒரு 15 ராத்திரி நான் வந்து ரொம்ப உழைச்சிருப்பேங்க. 2 மணி, 3 மணிலாம் உட்காந்துருப்பேன். உட்காந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடம் ஃபுல்லா என் நான் இருக்குற ரூம்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா? நெறைய பட்டாம்பூச்சி, பறவைகள் என்னைய சுத்தி உயிரோட்டமான ஒரு விஷயத்தெல்லாம் அப்படியே உண்மையிலேயே பறக்குற மாரியே இருக்கும். அந்த பட்டாம்பூச்சி அந்த பறவைகள் அ அந்த மரங்கள் அப்புறம் எல்லாமே அந்த அந்த பழங்களுடைய வகைகளா இருக்கட்டும் காய்கறிகளுடைய வகை, அப்படியே ரியல் லா இருக்குற மாதிரியே. ஏன் எங்க பசங்களே வந்து ரொம்ப அசந்து போயிட்டாங்க. பாரு என்ன அந்த
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. ஓஹோ. சின்ன குழந்தைங்க இல்லங்களா கிளாஸ் எடுக்கிறவங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாரிங்களா?
ஆமாமா. ஆமா அந்த மாரி பசங்களுக்கு நான் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் அத அத வந்து, அது மூலியமா நான் வந்து கிளாஸ் எடுக்கணும். அவங்க சொல்லணும் அத பாத்து.
சரி, சரி, சரி. ஓ! அவுங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல்ல இத அ புக்ல பாத்து நம்ம சொல்றத விட, இப்போ ரியலிஸ்டிக்கா ஒரு விஷயத்த காமிச்சு, அ வந்து அவுங்கள்ட்ட சொல்லும்போது, ஒரு ஃப்ரூட்னா, அந்த ஃப்ரூட்ட எடுத்துட்டு வந்து, "இது இப்டிப்பா, இது பேரு இது!" அப்டின்னு காட்டும்போது அவுங்களுக்கு அது மனசுல பதியும் இல்லையா?
ஆமா. ஆ ஆமா கண்டிப்பா, ஆமா. ஆமா. நான் என்ன சொன்னன்னா, அதெல்லாம் செஞ்சு, இதுக்கு முன்னாலயே என்ன பண்ணிட்டேன்னு இதுதான் செய்ய போறேன்னு எனக்கு நான் அத திட்டமிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பசங்களுக்கும் அதுவுடைய சம்பந்தம் பட்டது டயலாக் எல்லாமே நான் வந்து சொல்லி குடுத்துட்டேன். அந்த வசனம் ஃபுல்லா பேச வக்கிறதுக்கே ரொம்ப பாடுபட்டேன். அ ஒரு பையன் ஒரு ஸ்டேஜில ஏறி நின்னு பேசுனா, எல்லாரும் கைத்தட்டணும், அப்டி ஒரு வெறித்தனத்ல என்ன பண்ணேன் அ எப்டிதான் அந்த வார்த்தைகள்லாம் நான் கண்டுபிடிச்சு எடுத்தனோ தெரியல. எல்லாம் பேசி பேரண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி "எங்க பசங்களுக்கு நீங்க எந்த ஊருங்க? எந்த டீச்சருங்க? எந்த ஊர்லங்க வேலை பார்த்தீங்க?" அப்டின்னு கேக்குற அளவுக்கு எல்லாரும் பேரன்ட்ஸ்லாம் பாராட்டுறாங்க. ஆனா இன்னும் ப்ராஜெக்ட் ஒர்க்க யாருமே பாக்கல. அம் "நீங்க செஞ்சுட்டீங்க. நானே செய்றேன் யாரும் செய்ய வேண்டாம்" அப்டின்னு சொல்லிட்டு 15 நாள் ராத்திரிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு, அ அப்புறம் கரஸ்பாண்டெட்டுக்கு ஒவ்வொண்ணா எடுத்து அனுப்புறேன். அவுங்க அ ரொம்ப அரண்டு போய்ட்டாங்க. "ஏய் எப்டிங்க? இது இது எந்த அளவுக்கு நீங்க இப்டி பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு, அவ்வளோ ஒரு சந்தோஷத்த குடுத்தாங்க அவுங்க, இந்த பாராட்டுறது எல்லாமே.
ம்ஹ்ம். ஓ! கண்டிப்பா. <laughs> ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். <laughs> ஆஹா! ஹா! ஹா! அதாவது நம்மளுடைய திறமைகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமோ! ஒரு அங்கீகாரமோ! ஒரு அடையாளமும் கிடைக்கும்போது தான் மேலும், மேலும் நம்ம செய்யணும். புதுசா ஏதாவது கிரியேட்டிவிட்டியா பண்ணணும். அப்பிடின்ற ஒரு ஐடியாவே தோணும். அந்த, அந்த பாராட்டுக்களோ! அதுக்கான அங்கீகாரமோ கிடைக்காம இருக்கும்போது, "பண்ணி என்ன பிரயோஜனம்?" அப்பிடின்னு சொல்லிட்டு, நமக்கே வந்து ஒரு சளிப்புன்ற ஒரு தன்மை வந்துரும் இல்லயா! அதுக்கு அது வந்து ஒரு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், உங்க கரஸ்பாண்டன்ட்.
ஆனா எ ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா. ஆமாங்க. ஆமா. அத பண்ணிட்டு, அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு வண்டியில அள்ளி வச்சு ஒரு ஆட்டோல அள்ளி வச்சு, இந்த மிஸ் வர்றதுக்கு முன்னாலேயே, என்னோட கிளாஸ் ரூம்ல எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு இந்த ஓப்பன்விழா, அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல திறக்கும் அ விழா மாதிரி. அ யாருக்குமே தெரியல. அப்புறம் எ கரெக்டா அந்த கரெக்ட் எல்லாமே செட் பண்ணிட்டு, நான் கதவ பூட்டிட்டு, என் குழந்தைங்களோட நான் உள்ள இருக்கேன். அந்த மிஸ்ஸ வந்து ஃபோ கதவ தட்டுறாங்க. "என்ன பண்ணுறீங்க உள்ள, நீங்க?" அப்பிடின்னு சொல்லிட்டு, கதவை திறக்கிறேன். அப்பிடியே அப்பிடியே சிலையாயிடுச்சு, அந்த பொண்ணு. ஆ ஒண்ணுமே புரியல. ஆமா. "இதெல்லாம் நீங்க கடையில வாங்கினீங்களான்னுச்சு." "கடையிலயா! அ நான் ஏங்க இவ்ளோ காசு குடுத்து கடையில வாங்கப் போறேன்?" அப்பிடின்னு, "நீங்க பண்ணீங்களா?" "ஆமாங்க. நான் தான் பண்ணேன்" அப்பிடின்னு. அ அப்பிடியே ஒண்ணுமே புரியல. "இ இது இதிலாம் நீங்க எது எதுல பண்ணீங்க?" அப்பிடின்னு. அ "தொட்டு பாருங்க! அ நல்லா தடவிக்கூட பாருங்க. இதுலாம் எப்பிடி பண்ணேன்? நீங்க பாருங்க." அப்பிடின்ட்டு, ஏன்னா வந்து, இப்புடி அப்புறம் என்ன பண்ணுச்சு? தன்னறியாம என்ன பண்ணிடுச்சு? எல்லாமே அந்த பொண்ணு வந்து, அத ஃபோட்டோவ எடுத்துட்டு, வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தது. அப்ப, கரஸ்பாண்டன்ட் உள்ள வந்தாங்க. "பார்த்தீங்களா! அனிதா எப்படி பண்ணியிருக்காங்க, இவுங்க? இல்ல! பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. கிளாஸ் ரூம பார்க்கும்போதே! இது நம்ம பள்ளிக்கூடந்தானா! அப்பிடின்லாம் ரொம்ப வியப்பா இருக்குது பாருங்க." அந்த பட்டர்ஃபிளைலாம் அந்த வண்ணத்து பூச்சிலாம் வண் பல வண்ணத்தில நான் பண்ணேன். அது வந்து ரியலா இருக்கிறமாரியே கட் பண்ணி, அது 3D லைன்ல பண்ணேன். 3D எல்லாமே 3D இதில தான் பண்ணேன். அ அப்பிடி இருக்கும்போது, அவ்ளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேரன்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் என்னோட எனக்கு கை குடுத்து, என் குழந்தைங்களுக்கு ஒரு, நல்ல ஒரு டீச்சர் கிடைச்சிருக்காங்கன்னு ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்பிடின்னு என்னைய வச்சு, கரஸ்பாண்டன்ட்ட வேற பாராட்டினாங்க. "நல்ல ஒரு ஆசிரியர போட்டுருக்கீங்க." என் பையன் இப்ப அதுக்கப்புறம் இந்த வசனம்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அப்பிடியே வேற லெவல்ல இருந்துச்சு. அ கரஸ்பாண்டன்ட் அவ்ளோ
ம்ஹும். திறப்பு விழா. ஆஹா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அ என்னால யோசிச்சு பார்க்க முடியுது. அவுங்க, அ. அஹஹா. ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோஹோ! ஆஹா! சரி, சரி, சரி, சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். A/C ல இருக்கிற ஒரு தருணமா ஆயிடுச்சுங்களா! அது ஆஹாஹாம்!
ஆமா, ஆமா. அப்பிடியே அந்த பொண்ணு பொண்ணுமே. அந்த பொண்ணு எடுத்த ஸ்டூடண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பிடியே வாய மூடிட்டு, மறக்கிறது, அதுக்கப்புறம் இவுங்க எடுத்து விட்றது, அ அதுவுமே பார்த்தீங்கன்னா, பேரன்ட்ஸ் தான் சொல்லிக் குடுக்க வச்சுருக்காங்க. "நாங்கலாம் சொல்லிக் குடுக்க மாட்டோம். நீங்க தான் சொல்லிக் குடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுத்தீங்களோ!" சொல்லிக் கொடுத்துருக்கன்னு சொல்லியிருப்பாங்க போல.
ம். ஓ!
அதுக்கப்பறம் நம்ப அந்த மத்த பேரண்ட்ஸ்ஸெலாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அ என்னுடைய பையன் வந்து உங்க கிளாஸில இருக்கணும். அ தயவுசெய்து நீங்க என்ன சொல்லுவீங்கனு தெரியாது கரஸ்பாண்ட சொல்லி, உங்க கிளாஸ் ரூம்ல போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டீச்சர் வந்து இருந்தா தா, இந்த 2 வருஷத்துக்கு என் பையனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நாலேட்ஜ் கிடைக்கும், அப்படின்னு சொல்லிட்டு, ஒ அதோட பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த பொண்ணுக்கு ஒரு மாரி வெட்கமாயிடுச்சு. அ அப்பதான் ஆமா.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். இருக்கணுமே! இல்ல தன்னுடைய வேலைய அவுங்க சரியா செஞ்சிருந்தா? இந்த இடத்தில வெட்கப்படுறதுக்கோ இல்ல, ஷாக் ஆகுறதுக்கோ, அவசியமே கிடையாது. உங்க அளவு பண்ணலனாலும் ஓரளவு என்னுடைய முயற்சியும் அதில இருந்தது, நானும் முயற்சி பண்ணி தா பண்ண. என்னுடைய திறமைய நான் அங்க காட்டிருக்கேன். அப்படின்ற மாரி பண்ணி, அ தோத்துருந்தாலும் பிரச்சன கிடையாது. எதுவுமே பண்ணாம நீங்க தான் பண்ணணும் பெற்றோர்கள்ட்ட கொடுத்துட்டு, இது என்ன வேலை செய்ற விதமா?
கண்டிப்பாங்க. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, அ எல்லா பேரன்ட்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒ ஒர் உடனே ஒரு பேரண்டு போயிட்டு, வேகமா போயிட்டு ஒரு சால்வயலாம் வாங்கிட்டு வந்து, அ போத்தி அது அவ்ளோதான் தொலஞ்சிச்சு, அடுத்த நாள் என்ன பண்ணிச்சுன்னா நான் வேற ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ருச்சு! கரஸ்பாண்டன்ட ஆனா அவுங்க எதுவுமே சொல்லல, நான் வந்து, அ ஏன் போறீங்கன்னு கூட அவுங்க கேட்கவே இல்ல, கரஸ்பாண்டன்ட் என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, "சரி ஓகே இந்த மாரி ஒரு பொறாமையா இருந்துட்டு, ஒரு போட்டியோடு இருக்கும்போது ஒரு நல்ல ஆசிரியர நான் இழக்க விரும்பல, நீ போறதுனா போய்க்கங்கற மாரி "ஏன் போறேன்னு கூட கேட்கல, "அப்படிங்களா, போறீங்களா, சரி" அப்படின்ட்டாங்க. அப்ப அத விட அது அசிங்கமாவு, அவமானமா வேற என்ன இருக்குது சொல்லுங்க. ஒரு நல்ல ஆசிரியர்னா, நிக்க சொல்றதுக்கு இவுங்க சொல்லிருப்பாங்க, இல்ல நீங்க போகாதீங்கன்னு சொல்லிருப்பாங்க. அ அப்ப அவுங்க என்ன சொன்னாங்கன்னா, "இவுங்கள்ல, அ போறேன்னு சொன்னாங்க. இவுங்கள்ல நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆசிரியர் என்ன சொல்லிட்டாங்கன்னா "சரி அப்படியா நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சன போலிருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அதுக்கு என்ன நெனச்சாங்கன்னா நம்மள வந்து இருக்க சொல்லுவாங்க. நம்மல கெஞ்சுவாங்க. அ அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு யோசிச்சு அது நடக்கல, அ அடுத்த பார்த்தீங்கன்னா, கூப்பிட கூட இல்ல. அ அன்னைக்கு போனது தான், அதுக்கப்பறம் வரவே இல்ல. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. "உங்கள மனச ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு நெனக்கிறேன். உங்க உங்களுடைய அன்னைக்கு அந்த அந்த கிரியேட்டிவிட்டில்லாம் பார்த்து நானே அசந்து போய்ட்டேங்க." அம் அப்பறம் என்ன சொல்றாங்க ஒரு ஒரு ஸ்கூ "ஒரு ஸ்கூல வந்து இந்த மாரி ப்ராஜெக்ட் ஒர்க்லா செய்ய செஞ்சு தர முடியுமான்னு கேட்கறாங்க. எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு." <laughs>
ம்ஹ்ம். அச்சச்சோ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். நிச்சயமா, நிச்சயமா. ஆமா. ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. ஒ அதுக்காக தான் அதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க தெரியுது, தெரியுது. ஏன்னா, நானும் வாழ்க்கையில நெறைய பேர பார்த்துருக்கேன்! அவுங்க வந்து, அ காரணம் இல்லாம கூப்பிட மாட்டாங்க. அந்த மாரியான ஒரு ஆளுன்னு தான் நெனக்கிறேன்.
அ. ஆமா. ஆமா. அந்த மாரி ஆளு நானு போதும் பா, நீ பட எனக்கு வந்து காட்டின நன்றிகள். இந்த உதவிகள்லாம் போதும்ன்னு சொல்லிட்டு அப்ப என்னுடய படைப்புகள், அந்த நேரத்தில நான் படச்ச, இந்த படைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்த, நான் யாருன்னு காமிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய, வ ஒ ஒரு உதவியா இருந்துச்சுங்க. உண்மையிலே.
அஹ. ம்ஹ்ம். அருமங்க. அரும! ஏதோ படம் பார்த்த மாரி இருந்தது உங்களுடய அனுபவமானது. உங்களுடைய படைப்பு திறமை! நீங்க சொல்லும்போதே எந்த அளவுக்கு அது இருந்திருக்கும் அப்படின்னு என்னால யூகிக்க முடியுது. ரொம்ப அழகா, உங்களோடய அனுபவங்கள்ல என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
ஆமா. ரொம்ப நன்றிங்க.